<chuckles> கஷ்டம் தான் அது. அ அதுக்கூட சரி அது பரவாயில்லன்னு சொல்லிட்டு போயிர்லாம். சில நேரம் என்னன்னா, நம்மளுக்கு ஒரு வேலை இருக்கும். ஒரு குறிப்பிட்ட 1/2 மணி நேரத்தில வரணுன்னு சொல்லி இருக்கும். அந்த நேரத்துக்குள்ள நம்ம வந்து திரும்ப வந்து அ அந்த வேலைய ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணியிருப்போம். ஆனா, அந்நேரம் தான் எதாவது ஒரு இடத்துக்கு கூட்டு போவாங்க, நம்மளும் 1/2 மணி நேரம் திட்டமிட்டு போவோம். அ ஒரு கடைக்கு போவோம். எங்கேயாவது போனோன்னா, நம்ம இப்போ தனியா போனோனா பொருள வாங்கிட்டு உடனே வந்துருவோம். இவுங்க என்னன்னா, அந்நேரம் ஏதோ ஷாப்பிங் வந்தமாரி உட்காந்து எல் இத எடுங்க அதை எடுங்கன்னு சொல்லி, 1/2 மணி நேரத்த 3/4 மணி நேரம் ஆக்கி ம்.
<chuckles> ஆமா அதுவும் இருக்கு பிரச்சன, ம்.
அதனால என்ன பண்ணுவன்னா, நான் எங்க போனாலும் வெளியே போனாலும் இந்த அ 1/2 மணி நேரம் இருக்குன்னா, 20 நிமிஷம் தான் நேரம் இருக்குன்னு சொல்லி தான் கூட்டு போவேன். ஒரு 10 நிமிஷ்
ஆ. எப்பிடிங்க வருவாங்க? அது வந்து வாய்ப்பே இல்லையே! வாய்ப்பில்ல ராசாங்கிற மாதிரி.
அதாவது நான் பக்கத்தில இருக்க பெரிய இடங்களுக்கு போறது கிடையாது. சின்ன இடத்துக்கு தான் போறது.
ஆ, ஆ. கடைக்கு போனாலுமே அந்த நேரம் வந்து கூடுதலா தான் எடுத்துக்குவாங்க. பொதுவாவே!
ஆமா, ஆமா. இதுபோக பாத்தீங்கன்னா ம்.
இப்ப குழந்தைகள் வந்து அ நம்மளோட பொருட்கள்ல வந்து நோண்டுறதோ! செய்றதோ! அந்த மாதிரி பண்ணும்போது, நீங்க அவுங்கள எப்பிடி கண்டிப்பீங்க? உங்கட்ட என்னமாரி அறிவுரைகள்லாம் அவுங்களுக்கு சொல்லுவீங்க. "இத வந்து என்ன என்னோட வேல, வேல பாக்குற பொருள் பாப்பா! இந்த மாதிரி தொடக்கூடாதுங்கிறத" எப்பிடி நீங்க அவுங்கட்ட சொல்லுவீங்க.
நீங்க 3 வயசு வரைக்கும் எந்த குழந்தைக்கு சொன்னாலும் எதுவும் புரியாது. நாம வந்து குழந்தைக தான். அதனால வந்து நம்ம ஏதாவது பூட்டிய அறையிலருந்து பத்திரமா இருக்கிறது தான் நல்லது. அ அதுக்கு மேல இருக்கும்போது, என்னன்னு சொல்லலான்னா, இப்ப சில நேரம் வந்து நம்ம கணினியே வச்சுட்டு ஓ ஒ ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நம்ம வெளிய போயிருப்போம். ஒரு தண்ணீ குடிக்கவோ, எங்கேயோ குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அதில என்ன இருக்குன்னு போட்டு தட்டிப் பாப்பாங்க.
கண்டிப்பா. அது உண்மைதாங்க. <chuckles>

கண்டிப்பா. இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு இப்போ ஒரு எந்நேரமும் நம்ம தனியா போய் வேல பார்க்கணுங்குற அவசியம் இருக்காது. சில நேரங்கள்ல. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஆ ஆ நேரடி நேரலையில வந்து விவாதிப்பாங்க. சின்னதா ஒரு மீட்டிங் மாரி. அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த த தனிப்பட்ட அறைக்கு போய், தனியா வந்து எந்த டிஸ்டர்பன்ஸ்ஸும் இல்லாம இருக்கணுங்கிற ஒரு அவசியம் இருக்கும். அந்நேரம் என்ன பண்ணுவேனா, நான் போம்போதே சொல்லிட்டு போயிருவேன். "இந்த பாருங்க. இந்த மாரி நான் போறேன். ரொம்ப முக்கியமான விஷயம். தேவையில்லாம யாரும் வந்து தட்டிராதீங்க. நீ இப்ப அப்பப பார்த்துக்கோ. அப்டின்னு சொல்லி சொல்லிட்டு மெனக்கட்டு சொல்லிட்டு தான் நம்ம போவோம். ஏன்னா, அவங்களுக்கு
ஆமா. ஓ, நல்லது. அப்டி சொல்லியுமே சில நேரங்கள்ல வந்து, நம்மள தொந்தரவு பண்ணிருவாங்க. இல்லையா. அந்த மாரி சமயங்கள்ல, நீங்க எப்டி ஹேண்டில் பண்ணுவீங்க?
அந்த மாரி சமயங்கள்ல, நம்ம மீட்டிங்கில இருக்கும்போது ஒண்ணும் சொல்ல முடியாது. நம்ம சிலடைமு வந்து, அந்த இது அதில மியூட்ன்னு 1 பட்டன் இருக்கும். அத அமுக்கிட்டு, நம்ம அந்த சத்தம் உள்ளே போகாம பார்த்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் திரும்ப கனெக்ட் ஆவோம். ஆ ஆனா, ஒ ஒரு தடவ அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம், நம்ம வீட்ல போய் அவங்கள வந்து சில வீடுகள்ல பார்த்தீங்கன்னா திட்டுவாங்க. சில வீல பார்த்தீங்கன்னா கோவப்படுவாங்க. நான் கோவமும் படத்தான் செய்வேன். வேற வழி இல்ல.
கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா. கண்டிப்பா. <chuckles> ஏன்னா, எல்லாருக்குமே வந்து கோவம் வரத்தான செய்யும். ஏன்னா, ஒரு சொல்லிருக்கோம். சொல்லலன்னா கூட பரவாயில்ல. நம்ம சொல்லிட்டு, நம்ம வந்து ஒரு வேலைய ஆரம்பிக்கிறோம். அப்பிடீங்கம்போது, இடையில வந்து நம்மள தொந்தரவு பண்ணாங்கன்னா, கண்டிப்பா கோவம் வரும்.
ஆமா. ஆமா. அதுபோக என்னன்னா, சில நேரம் வந்து அ என்ட்டப் அ இது இந்நேரம் பே சோ அந்த மாரி கோவப்படும்போது சொல்லிருவேன். இது என்னோட வேலை நேரம். இதில என்ட்ட வந்து பேசாத. நான் அலுவலகத்தில இருக்கிற மாரியே நெனைச்சிக்கங்க. ஆ ஏன்னா, நெறைய பேருக்கு என்னன்னா, நம்ம வேல பார்க்குறது அலுவலகத்தோட வேலையை தான் வச்சு பார்க்குறோம். அவங்க என்ன நெனைக்கிறாங்கன்னா, நம்ம ஏதோ வீட்ல உட்காந்துருக்கோங்குற ஒரு மனநிலையிலயே வந்து பேசுவாங்க.
கண்டிப் ம். ஆ. இவுங்க வந்து சும்மா இருக்காங்க. அப்டீங்கிற மாதிரி ஒரு நெனைப்பு வந்து எல்லார் வீட்லயுமே இருக்கு. அ அந்த நேரம் தான் வந்து மிக்சி சுத்துவாங்க. <chuckles>
கண்டிப்பா. அது ஆண்களா இருந்தாலும் சரி தான். பெண் ஆண்களா இருந்தாலும் தான். பெண்களா இருந்தாலும் தான்.